வணக்கம். மொழி பந்தில் இருந்தாலும் கனெக்ட்டான ஒருவரை பற்றி பேசலாமா? உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கூறலாம்.
ஆ, ஆமாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் கூட ஒரு அ கல்லூரில படிச்சேன். அந்த கல்லூரி எங்க இருக்குங்கன்னா, அது வந்து ஒரு வேற இடத்துல இருக்கு. அப்ப அந்த வேற இடத்துல இருக்கும்போது அங்க மொழியும் வேற.
சரிங்க. சரிங்க. அதாவது வேற எடம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் இல்லாத, நீங்க வேற எடத்துல போய் படிசீங்கற மாரி.
அப்போ நம் ஊர் ஆமா ஆமாங்க. நம்ம ஊர் இல்லாத, அ வேற ஒரு எடத்துல. அந்த எடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம மொழி கெடையாது. அது ஒரு வேறு மொழி.
சரிங்க.
அப்படி இருக்கும்போது அந்த மொழியில வந்து அ ரொம்ப எனக்கு ஆரம்ப நேரத்தில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்டி வந்து நம்ம அத சமாளிக்கப் போறோம்? ஏன்னா வந்து வேற மொழியா இருக்கே, அவங்களோட உணவுகள் எல்லாமே வேற மாரி இருக்கும் இல்லையா? அதனால வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்றமா
ஆமா. நீங்க பேசப்போனாலும் பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி உங்ககூட பேசுவாங்களா? இவங்க என்னத்த இவங்க இவங்க பேசுறது எனக்கு புரியலையே! அப்படிகிற மாரி உங்களுக்கு ஒரு ஒரு கில்டி இருக்கும்.
ஆ அதேதாங்க. அ ஆமாங்க, உண்ம தான். ஆமா, அப்டி தாங்க. அப்புறம் வந்து ஆனா அங்க சுத்தி அ நம்ம மொழி ஆட்களும் இருந்தாங்க. தமிழ் மொழி பேசுறவங்களும் அங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு காலகட்டத்துல போகும்போது, எங்க கல்லூரில வந்து ஒரு இது குடுத்தாங்க. ஒரு ஊர்ல போய் வந்து நம்ப வந்து அங்க வை அ வேலை செய்ற வந்து உழவர்கள், அப்புறமா வந்து அங்க இருக்குறவங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவுங்க என்னென்னா வந்து, ஆ வித்தியாச வேறுபடுது? நம்ம ஊர் கலாச்சாரமும், அவுங்க ஊர் கலாச்சாரமும், அதுக்கப்புறமா வந்து அவுங்க என்ன உணவு சா ஆமா ஆமா ஆமா ஆமா, ஆமா. எங்க கல்லூரில குடுத்த ஒரு ப்ராஜெக்ட் மாரி வச்சுக்கோங்க.
சரிங்க. சரிங்க. இது வந்து உங்க கல்லூரில கொடுத்தாங்களா? இது உங்களுக்கு கல்லூரி கொடுத்த சரிங்க.

சரிங்க. இப்போ அப்படிப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விழாவ வந்து அவுங்க வந்து அவுங்க உறவினர் கூப்பிடாம, அவுங்க பக்கத்து வீட்டார் மக் மக்களவே அவுங்க உறவினரா நெனைச்சு ஒவ்வொருத்தரையும் போய் அழைக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர்ல இப்பிடியெல்லாம் நடக்குமா? இல்ல ஏன் அப்பிடி கேட்கிறேன்னா, இங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அவங்க, அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு அவங்க அவங்க உறவினரே நெறைய பேர் கூப்பிடவே மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்பிடி இருக்கும்போது இது நம்ம சிட்டி லைஃப்க்கு நடைமுறைக்கு அது சாத்தியமாங்கிறத மட்டும் சொல்லுங்க.
ம். ம். உண்மதாங்க. ஆமாங்க. உண்மை தான். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து நகரத்தில தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன். எங்க வீட்டு பக்கத்தில இருக்க கல்யாணத்துக்கு வந்து அ கல்யாணத்துக்கு மட்டும் தான், அ வந்து அழைப்பிதழ் இருக்கும். ஒரு உணவுக்கோ! எதுக்குமே அழைப்பிதழ் இருக்காது. "அதுவே வந்து கஷ்டம் தான், சந்தேகம் தான், வந்து அழைப்பாங்களா? இல்லயா!" அப்பிடீன்ட்டு. ஆனா, இந்த கிராமத்தில வந்து அ அழைப்பே இல்ல. வா எல்லாரும் வராங்க. 3 வேள ஸ் இப்போ நான் இப்ப நான் வந்து வேற ஊர்லேருந்து தான அங்க போயிருக்கேன், பயணிச்சிருக்கேன். ஆ, ஆ, இப்ப நானே வந்து வேற ஊர்லேருந்து தான் பயணிச்சிருக்கேன். அப்பிடீங்கிறபோது அங்க எங்களையே கூப்பிட்டு க இந்த எங்க கல்லூரி மாணவர்கள கூப்பிட்டு 3 வேளையுமே சாப்பாடு நாங்க அங்க தான் சாப்பிட்டோம். அதுவும்
சரிங்க. சரிங்க. உ. சரிங்க. ஓ! எல்லாரும் அவுங்க வீட்டு ஃபங்ஷன் மாரி எடுத்து நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. ம். ஓ! நீங்க அவுங்க எடத்தில இருந்தா, நீங்க அவுங்க உறவினர்மாரி நெனைச்சு உங்களயவே அழைக்கிறாங்க, அப்பிடீங்கிறீங்க.
அதுவும் ஆ, இலையோட விருந்து போட்டாங்க. அது அந்த நிகழ்ச்சிய நான் மறக்கவே மாட்டேன் நானு. ரொம்ப, ரொம் ஆமாங்க. உண்மையா ரொம்ப, ஆனா, மொழி தெரியாது தான். ஆனா மொழி தெரியாம அந்த தோழி எங்ககூட இருந்ததனால எங்களால வந்து என்ன நெனைக்கிறோம், உணர்வுகள், நன்றி அவங்கக்கிட்ட தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து மகிழ்ச்சியா இருக்கிறத தெரிவிது தெரிவிக்கிறதா இருக்கட்டும். எ அ அவங்க நல்லா உதவுனாங்க. இப் இப்பயும் நல்ல தோழியா இருக்காங்க. இன்னும் பேசிக்கிட்டுருக்காங்க. என்கூட.
உங்களுக்கு அது மகிழ்ச்சியாவும் இருந்திருக்கும். ஒரு, ஒரு, ஆறு நல்லா இருந்திருக்கும். ம். ஒரு மொழி பெயர்ப்புக்கு வந்து, அவுங்க ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க.

சரிங்க, ம்.
எங்க ஆடை வந்து, கல்லூரி ஆடை வந்து காக்கி கலர் இருக்கும். அப்போ என்ன ஆச்சு? அப்
ஓ! கல்லூரி டிரெஸ தான் நீங்க வந்து போட்டுட்டு போய் அந்த மக்கள பார்க்க போயிருக்கீங்க.
அணியனும். கல்லூரி ட்ரெ ஆமா. கல்லூரி இது தான் வந்து அணியணும். அங்க அ ஊர்ல. எங்க, எங்க போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் சரி, அப்பிடி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு நடந்தது. என்னன்னா நான் வந்து அந்த காக்கி துணி அணிந்து, நான் வந்து ஒரு வீட்டிற்கு போனேன். ஒரு உழவரோட வீட்டுக்கு போனேன். நம்ம கேள்வி பட்ருப்போம் இல்லயா! அ சின்ன உழவர்கள், அப்புறம் வந்து பெரிய உழவர்கள், அந்தமாரி கேள்வி பட்ருப்போம். விவசாயி, சின்ன விவசாய அப்பிடியே அந்தமாரி வந்து, ஒரு விவசாயி வீட்டுக்கு நான் போம்போது, அ ஒரு ஊரே கூடிருச்சு.
சரிங்க. சரிங்க. சரிங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க.
ஆ, எனக்கு ஒண்ணுமே அ ஓ ஆ வித்தியாசமா பார்த்து அந்த ஊரே கூடிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆ அப்புறமா வந்து ஆ எல்லாரும் வந்து, வாங்க உள்ள வாங்க என்ன ஆச்சு? ஏதுன்னு, மொழியும் புரியல. அப்புறமா அங்க அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் இருந்தாரு. அவரு வந்து இந்தமாரி நீங்க யாரு? என்னன்னு கேட்கும் போது, நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் ஒரு கல்லூரியிலருந்து வர்றேன். இந்த மாதிரி வந்து நானு, உங்களோட கலாச்சாரத்தையும், இது பத்தியும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்பிடின்னு சொல்லிட்டு, நான் சொல்லும்போது தான், அவுங்க வந்து நான் ஒரு மாணவின்னு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு காக்கி, அ சட்ட அணிந்தவ, இந்த போலீஸ்ன்னு நெனச்சுட்டாங்க. <sighs> காவல்துறைலருந்து வந்திருக்காங்க. ஏதோ வீட்ல பிரச்சன அப்பிடின்னு சொல்லிட்டு, ஒரு ஊரே கூடிருச்சு. அது வந்து ஒரு நல்ல அனுபவம் தான் அப்ப தான் அங்க வந்து ஒரு பெண்ண நான் பார்த்தேன். அவுங்க எனக்கு ரொம்ப அ நெருக்கமான தோழி ஆயிட்டாங்க அவுங்க அங்க. ஆ அவுங்களுக்கு
ஓ! உங்களைய வந்து வித்தியாசமா பார்த்தாங்கங்கிறமாரி சொல்றீங்களா? சரிங்க. உங்கள வந்து போலீஸ்மாரி நெனச்சிருப்பாங்க. <chuckles> சேரிங்க, சேரிங்க, சேரிங்க. சேரிங்க, சரிங்க. சரிங்க. அவங்க நம்மோ நம்ம மொழி பேசுறனால, இல்ல வேற மொழியா?
ஆ, நம்ம மொழி பேசுறாங்க அங்க. அவுங்க வந்து நம்ம மொழி தெரிஞ்சவங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப உதவியாவும் இருந்தாங்க அங்க. ஆ அது வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு எனக்கு. அது மொதல் மொதல் சந்திப்பே அப்பிடித்தான் இருந்துச்சு, அந்த தோழியோட எனக்கு.
சேரிங்க, சேரிங்க. ஆமாங்க, ஆமாங்க.